ம்ஹ்ம். ஆமா. அதனால வந்துட்டு அ நான் அவங்கட்டிருந்து எடுத்துட்டு வந்தது அதான் நினைப்பேன். நம்ம வந்துட்டு எ எப் எல்லா நாளும் ஒண்ணா இருக்க முடில. கூட்டுக்குடும்பமா இருக்க முடில. அப்படினாலும், அட்லீஸ்ட் அ அந்த ஒரு திருவிழா சமயத்திலயோ, ஏதோ ஒரு விழாக்கள் அப்பமோ, பண்டிகை அப்பமோவது ஒண்ணா இருக்கணும், நான் என் குடும்பத்துலன்னு நெனப்பேன்.
ஓ!
எங்கிட்ட நான் வந்து திருமணமாகி வேற இடத்துக்கு வந்துட்டேன், இல்லையா, அப்போ என்னோட பாட்டி, தாத்தாவ பார்த்து நான் கத்துக்கிட்டது அந்த விஷயம் தான். அவங்க வந்து இப்போ வரைக்கும் விடாம ஒண்ணு வ் ஒண்ணு பண்றாங்கள்ல. அது வந்து நம்மளால பண்ண முடியுமான்னு கேட்டா, கண்டிப்பா இல்லைங்க. இல்லையா? நம்மளால வந்துட்டு ஒரு மாமனார், மாமியார் அப்படி ஒரு 2 பேர சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ உள்ள காலகட்டத்தில. ஆனா
சரிங்க. ம். ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. அதுவும் இப்ப யாரும் வு வு இருக்கிறதே இல்ல. எப்படியும் பிரிஞ் தள்ளி வந்தறாங்க. "முடியலடா!" அப்படின்ட்டு.
ஆமாமா ஆமாமா. ஏனா, எல்லாருக்குமே வந்து இப்போ பிரைவசின்றது ரொம்ப ஒரு வ் முக்கியமான விஷயமா போயிருச்சு. அதுவும் அந்த காலத்தில இருந்தமானிக்கே வந்து இன்னமும் மாமனார், மாமியார்கள் வந்து இருக்காங்களான்னு கேட்டா, ஓ ரொம்ப கம்மிதான். அப்படி இருக்கிறவங்ககிட்ட கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துருலாங்க. ஆனா, இந்த காலத்து மாதிரி மாமியார் கொடுமனா, "மாமியார்னா இதுதான்." அப்படீன்னு காட்டுறேன்னு ஒரு சிலர் இருப்பாங்க பாருங்களேன். அவங்கட்ட இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்
கண்டிப்பா. கண்டிப்பா. <chuckles> ஆமாங்க. அது எல்லாம் இந்த சீரியல் எடுக்கிறவங்கள சொல்லணும்ங்க. அதில பார்த்து கத்துக்கிறாங்களா என்னனன்னே தெரிலிங்க.
சரியா சொன்னீங்க சரியா சொன்னீங்க. சீரியல் மட்டும் இல்லங்க. அவங்க ப பழக்கவழக்கங்களே அப்படி தான இருக்கும். ஏன்னு கேட்டா, ஒரு கிராமனு வைங்களேன். அவங்க அங்கனக்குள்ள இருக்கிற பழக்கங்கள் வந்து இப்படிதான் இருக்கும். அ "என் நான் என் மாமிய என் மருமகள இப்படிதான் நடத்துறேன்." அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள <chuckles> அ ஒரு பேச்சுக்கள்லாம் போகும், இல்லையா? அத அப்படியே வந்துட்டு, வீட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன், நான். எனக்கு தெரிஞ்சு ஆ. அது மாதிரி
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க. அப்புறம் இப்போ உங்க பாட்டி, தாத்தா அவங்க குடும்பம் இந்த உங்களோட அ வழிவழியா வந்த கத, உங்களோட சமூக நிலை எப்பிடி இருந்துச்சு, அ அந்த காலங்கள்ல. இல்ல உங்களுக்கு முன்னாடி இருந்த பரம்பரைகள் எப்படி இருந்தாங்க, அது மாரி ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருக்காங்களா?
ஆமா.

ஆமா. அவங்க வந்துட்டு அப் அந்த காலத்திலே வந்து ஒரு படிச்சு நர்ஸ் ஆனதே வந்து ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. எனக்கு, ரொம்ப பெருமையா இருக்குங்க. அப்போ வந்துட்டு ஆ ஒரு கவர்மெண்ட் வேலைங்கிறதே வந்து, இப்பவுமே கவர்மெண்ட் வேலை அப்படின்றாலே அரசு வேலனாலே பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. இல்லையா? அப்போ அவுங்களுக்கு வந்து, அது வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அந்த இடத்துல இந்த எங்க ஏரியாலியே வந்துட்டு ஆ அவங்க தான் கெத்தா இருப்பாங்க. அப்படி இருக்கும். அப்டி அந்த மாரி கொஞ்சம் ஒரு கெத்தான ஃபேமிலின்னே சொல்லாமே. அவுங்க அவுங்கள அவுங்க தான் அதுக்கு காரணம் தாத்தாவும், பாட்டியும் தான் அதுக்கு காரணம். எங்க தலமுறைய சொல்லி கேட்குறத விட, அவுங்க அவுங்கள சொல்லி விசாரிச்சா தான் நல்லா தெரியும். அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து செட் பண்ணிட்டாங்க. ஆமா.
ம். கண்டிப்பா. ஆமாங்க. ஓ! ம். ஓ! புரியுது, புரியுதுங்க. ஒரு அந்த பெரிய தலக்கட்டுன்னு சொல்வாங்க இல்லங்களா? அந்த மாரி.
ஆ. <chuckles> அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான். ஏன் கேட்டா அவங்க கூட பெறந்தவங்களும் அத்தன பேரு. அப்போ அத்தன பேர வந்துட்டு மேனேஜ் பண்ணி அவுங்கள வந்து கரை சேக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் திருமணம் பண்ணி வெச்சதும், எங்க தாத்தா, பாட்டி தான். அந்த 7 பேத்துல, 7 பேத்துக்குமே ஒரு ஒருத்தருக்கும் திருமணம் பண்ணி வச்சது இவங்க 2 பேரு தான். அப்போ எல்லாத்தியும் விட்டுட்டு தனியாளா வந்து, தனி இதா தனி ஒரு 2 பேரோட சம்பாத்தியத்தில இத்தன பேர வந்து பார்க்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப பெரிய விஷயம். அப்போ வந்து இந்த சாப்பாட்டுக்குலா கூட வந்துட்டு நெறைய பிரச்சன வருதுன்னா, அது சாப்பாட்டுக்கு தாங்க வரும். ஏன் கேட்டா ரொம்ப அத்தன பேத்துக்கு சமைக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க சமைச்சு வெச்சுட்டு வேலைக்கு போணும். ம். ஆ அப்போ வந்து
ஓ. கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா. இது டெய்லியும் ஏதோ கல்யாண வீட்டுக்கு சமைக்கிற மாரியே ஃபீல் ஆகுங்க.
ஆமாங்க. இப்ப எங்க பாட்டி சொல்லும்போதே, எனக்கு அதா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். பெரிய பானையில வந்து வெந்நீலா போடுவோம் பார்த்தீங்களா, வெந்நீர் போடுற பானையில தான் சாப்பாடே வடிப்பாங்களாமா.
யேப்பா! எவ்வளோ பெரிய விஷயம் நல்ல வேலைங்க அந்த காலம் தோசைல்லா இல்ல, நெனச்சு பாருங்க. தோச சுட்டா எவ்வளோ நேரம் சுட்றது.
அத்தன பேத்துக்கு. <chuckles> ஆமாங்க. ஆமா, ஆமா. அதெல்லா ரொம்ப கஷ்டங்க. அந்த வெந்நீர் பானையில வந்து சாப்பாடு வடிக்கிறதும் கஷ்டம் தான். காய யோசிச்சு பாருங்க, காய் நறுக்கிறது, எவ்வளோ பெரிய கஷ்டம் அத்தன பேத்துக்கு.